பொதுவா நம்ம வீட்டுல பார்த்தீங்கன்னா, சமையல்கள், ரெசிபிகள் அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பாரம்பரியம் மாதிரி இருக்கும். இல்ல, அப்படி இல்லைன்னாலும் நம்ம ஒரு ஸ்டைல்ல, இப்போ ஒரு திண்டுக்கல் ஸ்டைல் சமைக்கிறோம், செட்டிநாடு ஸ்டைல் சமைக்கிறோம் அப்படின்ருக்கும். அந்தப் பாரம்பரியங்களை சில நேரம் நாம வந்து கொஞ்சம் மாத்தி அமைக்கிறோம்ல, கொஞ்சம் நமக்கு ஏத்த மாதிரி. அந்த மாதிரி. நீங்க ஏதாவது ரெசிபிகள வந்து வீட்டுல அப்படி மாத்தி செஞ்சிருக்கீங்களா? அதைப் பத்தி சொல்லுங்களேன்.
ம். கண்டிப்பா. ம். ஆமா. ஆ, செஞ்சிருக்கேன். இப்போ பாரம்பரிய அ உணவகம் உணவு அப்படின்னா, நான் வந்து எங்க பாட்டி கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு சில உணவுகள் தான். அதை வந்து அப்படியே என் குழந்தைக்குக் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்தக் காலத்துக்கேத்த மாதிரி, ஒரு உணவு சுவையில வந்து கொடுத்தா தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து மாத்துவேன். இப்போ குறிப்பா சொல்லப்போணும்னா, இப்போ எங்க பாட்டில்லாம் பாத்தீங்கன்னா, அப்போலாம் வந்து கம்பங்கூழு, அரிசி கூழு அப்படி தான் வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஊறுகா அந்த மாதிரி தொட்டு சாப்பிடுவாங்க. ஆனா, அவங்க வந்து கம்ப வந்து அ ஒரு இதுவா வச்சு தான் சாப்பிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ அந்தக் கம்பு வச்சு என் குழந்தைக்கு இந்த களி செய்வோம் பாத்தீங்களா? களி செஞ்சுட்டு, அது ஒரு உருண்ட மாதிரி செஞ்சுட்டு, அதுக்கு மேல வந்து இவங்களுக்கு புடிச்ச மாதிரி இந்த அ, நட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அதை வந்து நான் ரோல் பண்ணிட்டு, கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு குடுத்துருவேங்க. அது அவங்க அப்படியே வந்து ஏதோ உருண்டை நினைச்சு எடுத்துச் சாப்ட்டுடுவாங்க.
ம். அ. ம். ஓ! ம். ம். ம். ஓ. ம். ம். ஆமா. ம். ஆமாமா. ஆ. ஓ! <laughs> ஓ. சரி.
அன்னா, ஏன்னா அதுல கொஞ்சம் இனிப்பு சுவை சேர்ந்துருக்கு இல்லையா?
ஆமாமா. அ.
அந்த இனிப்பு சுவை சேர்ந்துருக்கறதுனால அத அவங்க சாப்ட்டிடுவாங்க. அவங்களுக்கு, அது நம்ம பாட்டி செஞ்ச களி தான் அப்டின்றது அவங்களுக்கு வந்து தெரியாது.
ம். ஓ..
அதெல்லாம் வந்து நான் வந்து அவங்களுக்கு தெரியாம இப்படி குடுக்கறப்போ அவங்க வந்து சாப்ட்டிடுவாங்க. அப்புறம் வந்து எங்க பாட்டி வந்து களி செஞ்சாங்கன்னு வெச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்கனா, அந்தக் களிய அ செஞ்சுட்டு நடுவுல வந்து ஒரு பள்ளம் மாரி தோண்டி, எண்ண அதாவது நல்லெண்ண போட்டுட்டு, அதுல வந்து இது ஏதாது வேர்க்கடல சட்னியோ, அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. நான் என்ன பண்ணேன்னா இந்தக் களிய செஞ்சுட்டு அது வந்து ஒரு உ உருண்ட மாதிரியோ ஒரு இது மாதிரியோ செஞ்சிருவேன். அதாவது குழந்தைங்களுக்கு எங்க வீட்டுல இருக்கவங்களுக்குல்லாம் பிடிக்கணும், அப்டின்றதுக்காகக் கொஞ்சோண்டு சிக்கன் குழம்பும், ஒரு கருவாட்டு குழம்பும் வச்சிட்டன்னு, வெச்சுக்கோங்களன், அத நாம எப்டி சாதம் வந்து பெசஞ்சு சாப்டுவோம். அந்த மாதிரி வந்து சாப்டுவாங்க.
ஓ! ஸ் ம். ம். ம். ம். ம். ஓ! சரிங்க. ம். ம். ம். ம். ம். ஓ! ஆமா. ஓ! அருமைங்க. <chuckles>
அப்டி சாப் அப்டி சாப்பிடும்போது அது வந்து கறி குழம்பு தானா? இல்ல வந்து கறி குழம்பு சாப்பாடோட சாப்டுறோமா? இல்ல வேற என்ன சாப்பிடுறோம் அப்டின்ற மாரி அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. சாதாரணமா சாப்பிடற மாரியே இருக்கும். அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான அந்த சத்து வந்து அந்த கேழ்வரகுலருந்து என் குழந்தைக்கும் சரி, என் குடும்ப உறுப்பினர்களுக்கும் போய் சென்று சேர்ந்திடும்.
அ. ம். ம். ம். ம். ம். அருமைங்க.
அதுக்கப் ம். எங்க பாட்டி இன்னொன்னு செய்வாங்க. கேழ்வரகுல. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுவாங்கனா. இந்தக் கேழ் ஒரு வாணல் வச்சிட்டு அதுல வந்து வெங்காயம் அ கீர, காஞ்ச மொளகா, பச்சை மொளகா அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்தக் கேழ்வரகு மாவு போட்டு கெலரி ஒரு அட மாரி தட்டுவாங்க.
ம். ம். ம். ம். ம். ஓ!
கேழ்வரகு அட மாரி கீர போட்டு தட்டி குடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா, எங்க கொழந்தை வந்து பாத்தீங்கன்னா, அது கீரைல்லாம் போட்டு இருக்கு அப்டின்ற மாதிரி கொஞ்சம் வந்து சாப்பிட மாட்டாங்க. அது கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாவும் இருக்கும்.
ஓ. அருமைங்க. ம். ம். ம்.
நான் என்ன பண்ணேன்னா, அதுல வந்து இனிப்பு கலப்பேன். அந்தக் கேழ்வரகு மாவுல இனிப்பு சர்க்கரை, அதாவது வெள்ளை சர்க்கரை கலக்க மாட்டேன். நாட்டு சர்க்கரை கலந்துட்டு, அத வந்து ஒரு இது மாரி செஞ்சுட்டு, மாவு பதத்துக்கு எண்ணெயில வந்து கொஞ்சோண்டு ஊத்தி எடுத்தீங்கனு வெச்சுக்கோங்களேன். இந்த அப்பம் மாதிரி வரும்.
ம். ம். ஓ. ம். ஓ! செரிங்க. ஆ.
இதுவும் கேழ்வரகுல தான் வரும். இந்த அப்பம் மாதிரி வரப்போ, ன் அத வந்து அவுங்க சாப்பிடுறதுக்கு வந்து, இப்போல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா பேன்கேக் அப்டின்னு சொல்லிட்டு.
ம். ஆமா, ஆமாமா.
அந்த மாதிரி வந்து கொழந்தை அப்டினு நெனச்சு சாப்ட்டுடுவாங்க. அதாவது அத வடை மாரி தான் வந்து நம்ம வேக வச்சு எடுக்கணும். ஆனா ரொம்ப சுவையா இருக்கும். மிருதுவா இருக்கும். அது ஆருநாளும் வந்து ஹார்ட் ஆகாது. ஆனா, எங்க பாட்டி செய்யக்கூடிய அந்த அட வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் அது கல்லு மாதிரி ஆயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ம். ஓ. சரிங்க. ஓ. ஓ. செரி, செரிங்க. இப்போ இந்த மாரி ஆ சொல்லுங்க.
அப் ம். சொல்லுங்க. இப்போ, இந்த பேன்கேக் செய்வாங்க பாத்துருக்கீங்களா? பேன்கேக்ல பெரும்பாலும் என்ன போடுவாங்கன்னா, மைதா போட்டுத் தான் செய்வாங்க. மைதா, வாழப்பழம், முட்ட போட்டுச் செய்வாங்க. நான் என்ன பண்ணனா மைதா, வாழைப்பழம், கேழ்வரகு மாவு போட்டு செய்வேங்க. கொஞ்சம் கேழ்வரகு மாவும், கோதுமையும் போட்டுச் செய்வேன்.
ஆமா. ம். ஆமாங்க. ம். ஓ! ம்.
அதப் போட்டுச் செய்யும் போது நம்ப கொழந்தைங்களுக்கும் தேவயில்லாத மைதாவக் குடுக்க வேண்டிய ஒரு சூழலும் இல்ல. நம்ப கொழந்தைக்கு ஒரு சத்தான உணவு குடுத்த ஒரு மனத் திருப்தியும் வந்து எனக்கு வந்து கெடச்சுதுங்க.
ம். அருமைதாங்க. இப்போ இந்த மாரி அ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இப்போ கொஞ்சம் மாத்தி அமைக்கிறோம் இல்லயா? இப்போ நீங்கச் சொல்றீங்க அதாவது, குழந்தைகள் வந்து சாப்பிடுறதுக்காக நம்ம மாத்தி இது பண்றோம். இந்த இடத்துல இப் உங்க, உங்க அம்மா வந்து இதுக்கு முன்னாடி பாட்டி எப்டி செஞ்சாங்களோ, அதே மாதிரி கூடச் செஞ்சிருக்கலாம். அப்போ அந்த இடத்துல அவுங்க எதுவும் திட்டினதில்லயா? அதாவது நம்ம எப்பயும் பாரம்பரியமா பண்ற விஷயத்த ஏன் மாத்தி தர? நீங் நீம் நீங்கல்லாம் இப்டித்தான சாப்பிட்டீங்க? அந்த மாதிரி ஏதாவது கேட்டு இருக்காங்களா?
அதே மா ம், சொல்லுங்க. ஆமா. கண்டிப்பா. ஆமா. ம். இல்ல, அந்த வரை கேட்டது இல்ல. ஏன்னா அவங்களும் தானே கொழந்தையப் பாக்குறாங்க. கொழந்தைக்கு வந்து நம்ம குடுக்க வேண்டியது சத்தான ஒரு உணவ குடுக்கணும். அதே மாரி நம்ப பாரம்பரிய உணவும்மலும் குடுக்கலாம், அவங்க சாப்பிட தயாரா இருந்தா அது சாப்பிடட்டும். அவுங்களுக்கு சாப்பிட பிடிக்கல அப்டின்ற மா இருக்குறப்போ, அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ருசிகள் வந்து ஏத் ஏத்துறதுன்றது ஒரு நல்ல விஷயம் தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இப்போ கொழந்தை கிட்ட போய் ஒரு டம்ளர் கூழ் குடிம்மா, ஊறுகா சாப்டுமானா அது எப்டிங்க சாப்பிடும்? சாப்டாது இல்லையா? அதனால அவுங்களுக்கு புடிச்ச மாதிரி இந்த மாரி ஒரு உருண்டை மாதிரி செஞ்சு குடுக்கிறது. இந்தக் கேழ்வரகு மாவுல நல்லா சுட, சுட நெய்யி போட்டு, நான் வந்து லட்டு மாரி செய்வேன்ங்க. சுட சுட நெய்யி, முந்திரி, பாதாம், பிஸ்தா அதெல்லாம் நறுக்கி போட்டு நான் உண்ட மாரி செஞ்சு குடுப்பேன். அது அவ்ளோ அருமையா சாப்பிடுவாங்க. எங்க பாட்டியும் இத வந்து எனக்குச் சின்ன வயசுல செஞ்சு குடுத்திருக்காங்க. அப்ப என்னன்னா, அவங்க இந்த பாதாம், பிஸ்தா எல்லாம் இப்போதானே பெருசா பிரபலமா இருக்கு, எல்லாரு வீட்டுலயும் வந்து வாங்கி வச்சு பயன்படுத்துறாங்க.
ம், ம். ம். ம். ம். ம். ம். ஆ. ம்ஹ்ம். அ. ம். ஓ! ம். ம். ஓ! ஓ! ஆமாமா. ஆமா.
அப்பல்லாம் வந்து இந்த பாதாம் மரத்திலேந்து நம்ம பாதாம பிரிச்சு சாப்பிடுறோம் பாத்தீங்களா? அதுதான் பாதாம். எனக்கு சின்ன வயசுலாம் பாதாம் கடைல விப்பாங்கன்றதே எனக்கு தெரியாது.
ம். ஆமா. ஆ. ஆமா. ஆ. அ. அ.
அப்படி இருக்கும்போது வெறும் இந்த கேழ்வரகு உருண்ட, சர்க்கர போட்டு எண்ணெ போட்டு பாட்டி வந்து உருண்ட புடிச்சு எனக்கு குடுப்பாங்க. நான் போய் விளையாடிட்டு வரேன் அப்படின்றபோ அது வந்து சாப்பிடுவேன்.
ம். ம். ம்.
இத வந்து கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரியும், இன்னும் கொஞ்சம் சத்துக்கள கூட்டி நானே இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி, அப்புறம் இந்த அத்திப்பழம் அதெல்லாம் பொடியா நல்லா நறுக்கி அந்த மாவுல போட்டு உருண்டையா கொடுப்பேன். ஓரளவுக்கு என் கொழந்தைக்கு ஏதுவான ஒரு சத்து கிடைக்குதுன்னு நான் வந்து நம்புறேன்.
ம். ம். ம். ம். ஓ. அருமைங்க. இந்த மாரி வேற இன்னும் என்னென்ன அ மாற்றங்கள் நீங்க பண்ணியிருக்கீங்க? ஏதாது இருந்தா சொல்லுங்களேன்.
கண்டிப்பா. இப்போ இந்த சோளம்லாம் இருக்கும் பாத்துருக்கீங்களா? எங்க பாட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த சோளத்தட்ட வச்சு ஒரு இது உப்புமாலாம் பண்ணுவாங்க. அதையும் நான் இப்ப பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த வரகு, சாமை இதெல்லாம் சேர்த்து அந்த சோளத்தட்டை கொஞ்சம் சேர்த்து வறுத்து பொடி பண்ணி வச்சு, ஒண்ணு கஞ்சி மாதிரி குழந்தைக்கு கொடுத்துருவேன். அப்படி இல்லன்னா, அந்த உடைச்சத வச்சு உப்புமா மாதிரியும் செஞ்சு கொடுத்துருவேங்க.
ம். ம். ம். ம். ம். ம். ஓ! சரிங்க. அ.
அந்த உப்புமா மாதிரி செய்யும்போது நாம எப்படி இப்ப ரவ உப்புமாலாம் சாப்பிடுறோம் வீட்டுல. அதே மாரி தான் இருக்கும். சுவையும் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதாவது சாப்பிடுறதுக்குமே வந்து நல்ல ருசியாவும், அத பாக்குறதுக்குமே வந்து நல்ல கண்ணுக்கு வந்து கலர்ஃபுல்லாவும் இருக்கும்.
ம். ஆமா. ஆ. ம். அ. குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுறது. ஆ.
ஏன்னா அது மூணு வாகி ஆமா. அது இந்த கொழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் வண்ணமயமா இருந்தாதான் கொஞ்சம் விரும்பி, விரும்பி "நான் இதோ பச்சை கலர் சாப்பிடுறேன். நான் இதோ சிகப்பு கலர் சாப்பிடுறேன்." அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, அங்கங்க கொஞ்சம் கேரட்டுடைய சாறு. இல்ல பீட்ரூட்டுடைய சாறு வர்ற மாதிரி கொஞ்சம் கலந்துப்பேன். இல்லன்னா அத அப்படியே நறுக்கி போட்டு செஞ்சுருவேங்க. அப்ப கொஞ்சம் நிறம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாருக்கும். இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய உணவே தான் இதெல்லாம். ஆனா, இந்த காலக் கட்டத்துக்கு ஏத்த மாரி சின்ன ஒரு மாடிஃபை பண்ணும்பொழுது இது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து புடிச்சு சாப்பிடுறாங்கன்றது முக்கியம் இல்லையா?
<chuckles> ம். ம். ம். ம். ம். ம். ஆமா. ம். ம். ம். கண்டிப்பாங்க.
இப்போ, நீங்க நெறைய கடைகள் எல்லாம் பாத்துருப்பீங்க. இப்ப எல்லாம் ரொம்ப பிரபலமாயிடுச்சு. அங்கங்க வந்து போர்டு வச்சு கடை வைக்கிறாங்க. பாரம்பரிய உணவுகள் வாங்க. வந்து சாப்பிடுங்க அப்பிடினிட்டு.
ம். ம். ம். ம்.ம்.
அங்கெல்லாம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க. தினை, சாமை, கேழ்வரகு இதெல்லாம் நம்ப பாட்டி தாத்தால்லாம் சாப்ட்டாங்க பாத்தீங்களா? அத வச்சு ஒரு பொங்கல், ஒரு உப்மா, இட்லி இந்த மாரி செய்றாங்க. அவ்ளோதான்.
ம். இத தான். ம். ம். ம், ம். ம், ம். ஆ. சரி.
எனக்கு இட்லின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வந்துச்சு ஒண்ணு.
ம். சொல்லுங்க.
இந்த இட் எங்க பாட்டி வந்து பாத்தீங்கன்னா, இந்தக் கேழ்வரகுல வந்து கம்பு போட்டுக் கூழ் செய்வாங்க.
ஓ.
எங்க வீட்டுல வந்து அது சரியா வந்து வேல செய்யல. இந்தக் கம்பு போட்டுச் செய்ற கூழ் வந்து சரியா வேல செய்யல. அதாவது, அரிசி போட்டுச் செஞ்சோனா வந்து, எங்க கணவரும் சாப்ட்டுடுவாரு. நானும் சாப்பிடுவேன்.
ம். ம்.
அதுக்காக, இந்தக் கம்ப வந்து குழந்தைக்கு எப்பிடியாச்சும் குடுக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, எப்போல்லாம் நம்ம வந்து இந்த இட்லி மாவு அரைக்குறமோ, அதுல ஒரு 2ல இருந்து ஒரு 3 கைப்பிடி போட்டு அரைச்சுருவேங்க.
ம். ம். ஓ! சரிங்க.
அதுலயே வந்து அந்தச் சத்து நமக்குத் தேவையான அளவுக்கு, அதுல ஓரளவுக்கு நம்ம குழந்தைக்குத் தேவையான அளவுக்குச் சத்து வந்து அதுல இது கிடைச்சுருங்க.
ஓ!
அப்டி போட்டு அரைக்கும்போது, அதனுடைய சத்தும் நமக்குக் கிடைக்கும். இந்த இட்லி மாவு வந்து நமக்கு இட்லி ஆன மாரியும் இருந்தது. யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது.
<chuckles> ஆ.
இதுல ஏதோ கலந்துருக்கிறாங்க. <laughs>
அ ஆ. சூப்பருங்க! அதாவது, சி குழந்தைகளுக்கு மெயினா பாத்தீங்கன்னா, என்ன இருக்குதுன்னே தெரியாத மாரி அவங்களை ஏமாத்திதான், சத்தான விஷயங்கள சாப்பிட வைக்க வேண்டியதா இருக்கு. இப்போ, இந்தப் பாரம்பரியம் அப்டின்னு நம்ம பேசும்போது, கண்டிப்பா இந்தப் பழைய காலத்து எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த அம்மில அரைக்கிறது, ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டுறது அந்த மாரி நிறைய பண்ணுவாங்க இல்ல. அதுவே ஒரு தனி சுவை கொடுக்கும். கையில நம்ம அரைக்கிறது அப்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து எந்த அளவுக்கு அந்த வித்தியாசங்கள் வந்து <tsk> நீங்கச் சாப்பிட்டு இருக்கீங்களா? அந்த வித்தியாசங்கள் வந்து தெரியுதா? அதுக்குன்னு நம்ம இப்ப உக்காந்து அரைக்கவும் முடியாதுதான். அதைப் பத்தி என்ன சொல்லுங்களேன் உங்க கருத்து என்ன?
கண்டிப்பா. ஆமா. ஆமா. ஆ. கண்டிப்பா. இப்போ பாரம்பரிய முறையில பாத்தீங்கன்னா, இந்த அம்மில என்ன பண்ணுவோம். ஒரு ஒரு பூண்டையோ, ஒரு இஞ்சியோ வெச்சு நசுக்குவோம். அது நசுக்கும்பொழுது, அது 1 வந்து 2 பிரியும். மறுபடியும் மைய, மைய, மைய அரச்சு, அந்தச் சாறு வந்து பிரிஞ்சு அதுல வந்து சேர்ந்து வரப்போ, அது ஒரு ருசி குடுக்கும். இந்த மிக்ஸி என்ன பண்ணுன்னு நெனைக்கிறீங்க. அத வெட்டும். அதாவது குறுக்கல வெட்டும். அது வெட்டும்போது சரியான சாறு அதுலருந்து வெளில வந்து அதனுடைய சுவைய குடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அத்தோட இந்த மிக்ஸி வந்து நம்ம போட்டு அரைக்கும்போதே வந்து சூடாகும்.
ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ஆம்மாமா. அ.
அந்தச் சூடாகும்போதே அதனுடைய தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஏன்னா, அது அந்த ஆவியில போட்டு நாம்ப எதோ அத போட்டு அரைக்கிற மாதிரி. ஒண்ணும் இல்லங்க. ஒரு கீரைய வந்து ஒரு ப பரந்த குண்டான்ல வந்து நீங்க வேக வெச்சு கடைஞ்சிங்கனா, அது ஒரு ருசியா இருக்கும். அந்தக் கீரைய வந்து நீங்கக் குக்கர்ல போட்டு விசில் வச்சு வேக வச்சு கடைஞ்சிங்கனா அது ஒரு சுவை இருக்கும். காரணம் என்ன? அந்த பிரஷர் நாம குடுக்குறதுல அதோட சுவை, அதனுடைய தன்மை எல்லாம் மாறுது.
ம். ம். ம். ம். ஓ. ஓ. ஓ! செரி, செரி.
அதே தான் இந்த மிக்ஸியிலுமே வந்து வேல செய்து. நான் எப்போல்லாம் எனக்கு வந்து நேரம் கிடைக்குதோ அதாவது இந்த சனி, ஞாயிறு வீட்டுல இருக்கும் நமக்கு எந்த வேலையும் இல்ல அப்டின்றப்போ, ஒரு பிரியாணி செய்றோமா ஒரு சின்ன இது வச்சிருக்கேங்க அம்மி நானு. எங்க குடும்பத்துல எப்டின்னா அம்மி, உரலு வந்து நம்ப எப்பவுமே வச்சுக்கணும் அப்டின்ற மாதிரி ஒரு சாங்கியம் இருக்கு. அதனால நான் சின்னதா வச்சிருக்கேன். எனக்கு எப்பல்லாம் வந்து தோணுதோ அதுல ஒரு அப்டியே 2 தட் தட்டு தட்டி அத அப்டியே துடைச்சு போட்டு, அப்டியே அந்த ஒரு இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு, இது பண்ணி நான் வந்து ஒரு பிரியாணி செய்யும்போது, உண்மையிலே சுவைனா செமையா இருக்கும். சும்மா சொல்லக் கூடாது.
ம். ம். ம். ம். ம். ம். ஓ, சரி. ம். ஓ. ஓ. ம். ம். ம். ம். ம். ஓ! அந்த மாற்றம் நல்லாவே தெரியுது இல்லைங்களா? ம்.
ஆமா. கண்டிப்பா. எல்லா நாளும் இத நம்ப உபயோகப்படுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கெடையாது. அதுவும் நான் வந்து அலுவலகத்துக்கு போறேன் அப்டின்றதுனால, எனக்கு அதுக்கெல்லாம் சுத்தமா நேரம் இல்ல. எப்போ நம்மளால முடியுதோ, ஏன் ஒரு மாசத்துல ஒரு நாளாச்சு நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாரம்பரிய உணவு வந்து சாப்பிடலாம் இல்லையா? பாரம்பரிய முறையில வந்து தயார் பண்ணி, வீட்டிலேயே அப்பப்போ மிளகாலாம் வறுத்து, அத பொடிச்சு அரச்சு, அதப் போட்டு செய்யும்போது கொஞ்சம் சுவை அதிகமாவும் இருக்கும். ஒரு 2 வாய் வந்து நம்ம குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்கள்லாம் சாப்பிடுறதுக்குமே வாய்ப்பு இருக்கு இல்லையா?
ம். சரிதான். ம். ம், ம். ம். ஆமா. ம். ம். ஆமாங்க. கண்டிப்பா இருக்கு. ஆமா.
அதே மாதிரி என்னெல்லாம் வந்து எங்க பாட்டி எனக்கு வந்து குடுத்தாங்களோ, அது எல்லாமே நான் வந்து என் கொழந்தைக்கு வந்து குடுக்கணும் அப்டின்தான் நான் நெனைக்கிறேன். எந்த அளவுக்கு இந்தக் காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அத மாத்தி குடுக்க முடியுமோ, அந்த மாதிரி நான் குடுத்துட்டுதான் இருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும். அவங்களுக்கு ஒரு தயிர் சாதம் குடுக்கும்போதும் சரி, அது தயிர் சாதல்லாம் குடுக்கும்போது பாத்தீங்கன்னா, நான் வரகுசாமையில சாதம் வடிச்சு குடுத்துருவேன்.
ம். ம். ம். ம். ஓ! செரிங்க.
அப்போ அவுங்களுக்கு அம்மா வந்து வெள்ள சாதம் இருந்து செஞ்சு குடுத்திருக்காங்களா, எதுல செஞ்சு குடுத்திருக்காங்கன்னே அவுங்களுக்கு வித்தியாசம் தெரியாது.
ம். ம், ம்.
நமக்குத் தேவை சா சத்தான உணவுகள் வந்து நம்ப குடும்ப உறுப்பினர்கள் சாப்பிடணும்.
ம் அப்டிங்கறது தான். ஆ, சரிதாங்க. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம எப்பிடி அந்தப் பாரம்பரிய இத வந்து, க அப்டியே வெச்சு பா பராமரிக்கலாம். அப்புறம் இந்தக் காலத்துக்கும் ஏத்த மாரி எப்பிடி சின்ன சின்ன இதெல்லாம் போட்டு மாத்திக்கலாம். அதுவும் மெயின்னா இந்தக் குழந்தைகளுக்குப் பாத்தீங்கன்னா, அந்தச் சின்ன சின்ன அந்த கேரட்டோ, பீட்ரூட்டோ நறுக்கிப் போடுறது, இல்ல உருண்டை புடிச்சு குடுக்குறது அந்த மாதிரி ரொம்ப அழகா ஊ 2, 3 ட்ரிக்ஸ் எல்லாம் சூப்பரா சொன்னீங்க. கண்டிப்பா அதெல்லாம் இந்தக் காலத்துல எல்லாரும் வந்து பகிர்ந்துக்கணும், ட்ரை பண்ணணும் அப்டின்னு நான் நெனைக்கிறேன். உங்களோட பேசினதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க.
அப்டின்றதுதான்.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
நன்றி.